ஆமா. அது எல்லாம் நெறைய விஷயத்துக்கு நான் தான் அவனுக்கு வந்து, அ விட்டுக் குடுக்குறதுன்னு கூட செய்வேன், அதுவும் சொல்லலாம். வாங்கி குடுக்கிறதுன்னும் சொல்லலாம். அப்போ அந்த அந்த ஒரு, அவன் வந்துட்டு ட்ரென்டிங்கா வந்திருக்கும். இந்த "கெல்லோக்ஸ் சாகோஸ்" இருக்கு பாத்தீங்களா. அப்போ வந்து பெரிய பாக்ஸ்ல வரும். அதுல என்னன்னா வந்துட்டு கிஃப்ட் ஒண்ணு குடுப்பான். அந்த கிஃப்ட்டுக்கு தான் அத வாங்குறதே. <chuckles> அப்போ பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்துட்டு இந்த "நிஞ்சா ஹட்டோரி" இருக்கும் பார்த்தீங்களா வந்து ஹட்டோரி தான் ரொம்ப ஃபேமஸா பாத்துட்டுருப்பான் அவன் அங்க அந்த அவனுக்கு புடிச்ச கார்ட்டூனே அதுதான். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஹட்டோரியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுல வந்து காட்டும். அப்படியே சுத்த சுத்த அது நம்ம ஸ்குரோல் பண்ணோம்ன்னா, உங்களுக்குப் புரியுதா? அந்த கெலொடோஸ்கோப் மாரி.
<laughs> அஹ. அ. <laughs> ஆ. ஆமாமா. கண்டிப்பா. ம். <laughs> அப்டீங்களா? ஓ! ஆமாம்மா. ஆஹா. சரி, சரிங்க. ஓ! இருங்க, இருங்க. அந்த ஹட்டோரின்னா அமைதி இல்லைங்க, அது ஹட்டோரின்னா அது "அமைதி, அமைதி. அமைதியோ அமைதி" அதுவா? ஓஹோ. சரி, சரி எனக்கு ஆ.
அது கெடையாது. அது வந்து "சின் சேன்", அது இல்ல. ஹட்டோரின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கராத்தே பண்ணீட்டு திரிவான். ஒரு புளூ கலர் டிரஸ் போட்டுட்டு. ம் "நிஞ்சா நிஞ்சா". அவன் வந்து "நிஞ்சா."
அப்படீங்களா? ஆஹா. ஆ, ஆமா, ஆமா, ஆமா. ஆ தெரியுது. ஞாபக வரு ஞாபகம் வந்துச்சு. அது நண்பர்களோட செலவிடுவாங்க. நெறைய நேரங்கள்லலாம் ஒண்ணா இருப்பாங்க. ஆ. சரி, சரி. அ.
அ. அவுரு ஆமாமாமா. அவன் தான். அவனே தான். அப்ப அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்துட்டு அதுல வந்துட்டு கெலொடோஸ்கோப் இருக்கும்ல்ல, நம்ப திருக திருக வந்துட்டு வேற வேற டிசைன் மாறும்ல்ல. அந்த மாதிரி அதைத் திருக திருக என்னன்னா, அ அதுல வந்து அவன் ஒவ்வொரோட படம் ஒவ்வொரு படம், ஒரு ஆக்ஷன் செய்யறது ஒரு கத்தி வச்சுட்டு ஒருக்கு இதுர மாரி இது பண்ற மாரி இருக்கும். அப்புறம் அவன் சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி ஒரு இது வச்சுருப்பான். அதை வந்து தூக்கி போட்டா வந்து அத வச்சுதான் அடிப்பான் எல்லாரையும். <chuckles> அதெல்லாம் வந்து
அ. ம். ஆமாம்மா. ஆமாம்மா. அ. ஒஹோ. ஓ. சரி, சரிங்க. அ. ஆமாமா. ஆமா, அது ஒரு கத்தி மாதிரி போய் சொருகுவோம் இல்ல அதுல. அ. ஞாபகம் வருது.
ஆ அந்த மாதிரி, அதுல வந்து வேற வேற பிக்சர் இருக்கும். அதைக் கேட்டு அப்படி ஒரு அழுகை. <laughs> அ அப்ப வந்துட்டு சாகோஸ்ன்னா யாருக்குதான் புடிக்காது. அப்போ வந்துட்டு அது வந்த புதுசுங்குறதுனால, அது பெரிய பாக்ஸ் வாங்குனா தான் அந்த கிஃப்ட் வரும். அந்தப் பெரிய பாக்ஸ் வந்து அப்ப வெலை கூட தான். அப்பவுமே வந்து ரூ. 250 அந்த மாதிரி. அப்போ அந்த ரூ. 250 வாங்கித் தர்றதுக்கே எங்க அம்மாட்ட ரொம்ப 2 பேருமே மாறி மாறி கெஞ்சுனோம். அப்போ என்ட்ட என்ன ப பெட் என்ட என்ட்ட என்ன ஒப்பந்தம் வச்சுக்குறான்னா, நீ வந்து சாகோஸ்ல பாதி நீ வச்சுக்கோ. அப்போ எனக்கு பாதியும், எனக்கு அந்த கிஃப்ட்டும் நான் வச்சுக்குறேன். நீ வா. ஆமா. ஆனா இப்போ வரைக்கும் அத வச்சுருக்காங்க. நாங்க எங்க அம்மா இப்போ வரைக்கும் அத எடுத்து வச்சுருக்காங்க. அது பத்திரமா இருக்கு. ஆமா, அது நல்லா இரு அது இன்னும் நல்லா குவாலிடியா குடுத்திருந்தானுங்க. அப்பவுமே வந்து நல்ல ஒரு ஹை குவாலிடி பிளாஸ்டிக்ல. அது திருக திருக இப்பவுமே இப்போ வரைக்கும் எங்க அம்மா வச்சிருப்பாங்க. இப்ப என் குழந்தைங்க போனால்லாம், அத எடுத்து வெளையாட குடுப்பாங்க.
ஆ. அ. <laughs> ஓ. ஆமாமா. ம். ஓஹோ. ம். ஓஹோ. ம். ஓஹோ. அ. <laughs> அய்ய இது என்னங்க போங்கா இருக்குது? அ. அப்படியா? ஓ! ஆஹா. ஆஹா. ஓஹோ. பரவால்லையே.

காசு போடுறதெல்லாம் நான் தான் சொல்லிட்டு தான் போடுவேன். அ அது சொல்லாம பண்ண மாட்டேன். ஏன்னா, வந்து நம்ம பேரு தான் தெரியும்ல அதில அதனால காசு போட்றதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் போடுவேன். ஆனா, அவனுமே வந்துட்டு நான் ஒரு கட்டம் வரைக்கும் நெனச்சேன், இவன் சுத்தமா பாசமே இல்ல போல இவனுக்கெல்லாம் நம்ம மேல அப்பிடின்னு. ஆனா என் குழந்தைய அவன் பார்த்துக்கிற விதத்துலலாம் அந்த அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்ளோ பாசம் வச்சுருக்கானா அப்பிடிங்கிற மாதிரி. நான் அப்போ ஒரு சில நேரம்லாம் வந்துட்டு அவன நம்பி விட்டுட்டு போயிருக்கேன். எனக்கு 2வது குழந்தை கன்சீவா இருக்கும்போதெல்லாம். ஹா ஹாஸ்பிட்டல் போம்போதெல்லாம் மூத்த குழந்தைய அவன்ட தான் விட்டுட்டு போவேன். அவளுக்கு வந்து 1 1/2 வயசு தான் இருக்கும். ஆனா, அவள அவ்ளோ டேக் டேக் டேக் கேர் பண்ணிப்பான் அவ என்ன பண்ணியிருந்தாலுமே அவ வந்து கிளீன் பண்றதுலருந்து எல்லாமே பண்ணி வச்சிருப்பா! ஆ அப்பதான் யோசிப்பேன். பரவாயில்லயே! இந்த இதெல்லாம் இவன் பண்ணுவானா! இது இ இப்ப தானே நம்ம பார்க்குறோம். நம்ம தான் இவனுக்கு பண்ணியிருக்கோம் இவன் இப்ப நம்ம குழந்தைக்கு பண்றானே! அப்பிடின்ற மாரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம்.
ஆஹா! சரி, சரி. ஆ. ஆமாமா. ம். இல்ல, இல்ல. ஆ, ஆ. ஆ. ம். <laughs> கண்டிப்பா. ஓஹோ! சரி சரி. சரிங்க. ஆஹா! ஆ, <chuckles> ம். ஓஹோ! சரி, ஓகே. ஆமா. ம். ஆ.

ஓஹோ! சரி, சரி.
அதுலருந்து எங்களோட பாண்டிங்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு 9 ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு அவன் 9 படிக்கும்போதே எனக்கு திருமணம் ஆயிட்டனால, அதுலருந்து அவன்ட்ட ரொம்பவும் நம்ம பேசிக்கவும் முடியாது. அப்டி இப்டியும் போயிருச்சு அப்டின்றனால ஆனா அவன் பண்ற எல்லாத்தையும் ரொம்ப அ அந்த குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ரசிச்சுட்டுருந்தேன். அந்த மாடு கொஞ்சம் வளர வளர வந்து <laughs> நமக்கு எல்லாத்துக்கும் போட்டியாவே வந்து நின்னுச்சா? அதனால அப் வில்லன்னே அவன் தாங்க எங்க வீட்ல எனக்கு.
ஆஹான்! ம், ம். ஆஹா! சரி, சரிங்க. ஓ! <laughs> ஆஹான்! இல்லல்ல. ம். நீங்க அது வந்து வாய் வார்த்தையில சொல்லலாம். ஆனா, நீங்க அந்த மாடு இருக்கு பாருங்கன்னு சொல்லும்போதே அதுல ஒரு அன்பு இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எங்க வீட்லயும் இப்படிதான் நாங்க ரொம்ப சண்டை போட்டுப்போம். ஆனா நான் அவன் இல்லனாலும் சரி, நான் இல்லனாலும் சரி, 2 பேரும் "எப்போ வருவான்? எங்க போனான் அவன்? என்ன உட்டு எங்க போனா" அதாவது நாங்க கேட்கும்போது கோவமா கேட்போம். "என்ன உட்டு அவன் எப்படி ஆன்-"
கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ஏன்னு கேட்டா, இதே தான் எனக்கு என்ன நடக்குன்னா, நான் வந்துட்டு மேல்நிலைகள் அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பெரிய ஸ்கூலுக்கு போனக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க கேன்டீன்லாம் இருக்கும். அ நான் சாப்படுறேனும் இல்லையோ! எங்க அப்பா வந்து எனக்கு ரூ.5 குடுக்குறாங்கன்னா, அவனுக்கு தான் எதையோ வாங்கிட்டு வருவேனே தவிர, அதையும் நேரா குடுக்குறதுக்கு ஃப்ரெஸ்டிஜ் இஸ்யூ ம் குடுக்க மாட்டேன். அவன் பேக்குள்ள கொண்டு போய் வச்சுருவேன். அவனா பாத்து எடுத்து சாப்பிட அதுவும், நான் வாங்கிட்டு வந்தேன்னு தெரியாது. அம்மாவோ, அப்பாவோ யாராவது வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு தான் நெனப்பான். என்னையும் அந்த இடத்துல நினைக்கவே மாட்டான்.
அஹம். சரிங்க. ஆஹான்! ஆ, ம். சரி, சரி. ஓஹோ! ஆ. ஒரு பேச்சுக்கு கூட உனக்கும் வேணுமா? அப்படின்னு கேட்க மாட்டான் அப்போ. ம்.
ம். கேட்க மாட்டான். அத நான் தான் வாங்கி வச்சேன்றதே அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி, காட்டிக்கவே மாட்டான். அதுல ஒண்ணு இருந்துச்சு அத அவன் சாபிட்டான்றதையே காட்டிக்க மாட்டான். ஆ ஆனா, எனக்கு தெரியும். நான் தானே வாங்கி வச்சேன். அப்போ இப்ப வரைக்குமே வந்துட்டு ஏதாவது அவனக்கு நான் செய்றேன்னா, அத நான் எங்க அம்மாட்டயோ, அப்பாட்டயும் சொல்ல மாட்டேன். ஆ. இப்பயுமே கொஞ்சம் ஏதாவது ஏர்ன் பண்றேன் அப்டின்னா, அவன் ஐடிஐ முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டுருந்தான், இப்போ சும்மா உட்காந்துட்டுருக்கான் வீட்ல. அதனால. அவன் இன்னொரு வேலைக்கு கிடைக்கிற வரைக்கும் அவனக்கு ஏதாவது செலவுக்கு வேணுமே அப்டின்னு சொல்லிட்டு, என் வீட்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் அப்படியே போட்டு விடுவேன் ஆனா, அப்பல்லாம் அதெல்லாம் அந்த பாசலாம் இருக்குதா செய்யும், இருந்தாலும் நம்ம காட்டிக்க மாட்டோம் பாத்தீங்களா நம்ம.
ஆஹான்! அ. <laughs> ஆமாமா. ஆஹா! ஓஹோ! ஓஹோ! சரி, சரி. ஆ! <laughs> அ. ஆ, அததான். இதான் அது ஒரு ஒருத்தர் அந்த குடும்பத்தில அந்த அ எப்படி சொல்றது வெளிப்படுத்திக்காமலே வளந்துருவாங்களா, அது வந்து பின்னாட்க்கள்ள இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்ப நடக்கிற மாரி இருக்கும். ஆனா உங்க தம்பிக்கு தெரிய வந்துச்சா? இல்லையா? நீங்க கடைசியில இந்த மாரி நீங்க தான் காசு போடுறீங்க அப்டின்னு சொல்லிட்டு.
ஆமாங்க, ம், ம்.